ஆ, ஆ. ஆ.
இது ஏன் சொல்லுறேன் அப்படின்னா, இதனால வந்து எரக் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. அவருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த நடு ரோட்ல நிக்க வச்சு பேசுற நோக்கம் என்னனா, அவருடைய வார்த்தைய நான் காது குடுத்து கேட்டு அந்த நிமிடம் வரை அன்றைய பொழுது ஊன நான் அதை நனைச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும்.
ம். ம். ஆ, கேட்கணும். <laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க, ஆ, ஆ.
இதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்ப அவர் என்ன மண்டைய காய்ச்சி விட் விட்டுட்டாரு இல்லயா. அப்போ நான் ஆபீஸ் போய் என்ன செய்வேன்? அத பாத்த உடனேயே அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. அப்போ எந்த வேலையும் ஓடாது. அப்போ உங்களுடைய பொழுதை யாரோ ஒருவர் தெருவில் நின்னு தீர்மானிக்குறார் தானே அர்த்தம்.
ஆ. நமக்கு இதுதான், தோணிக்கிட்டே இருக்கு, இல்லங்களா நம்ம ஆங், கண்டிப்பா. ஆ. ம். ஆ, கண்டிப்பாங்க சார். ஆ நம்ம அ,
உங்களுடைய கொள்கை யாரோ ஒருத்தர் தெருவில் நின்று தீர்மானிக்குறாரே.
ஆமா.
உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல அவர் மாத்தி விடுறாரு.
ம்.
இதுக்கு ஏன் நீங்க வந்து காது கொடுத்து கேட்கணும்னு சொல்லுறேன்.
ம், கண்டிப்பா. இந்த மாதிரி <clears throat> கருத்துக்கள்ல நம்ம தவிர்த்தோம் அப்படினாவே நமக்கு பாதிப்பு பாதி அளவு குறைஞ்ச மாதிரி. அப்படின்னு அ சொல்கிறீங்க இல்லைங்களா ஆ.
அவனுக்கு ஆமா. அவன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு அவல் பொறி. உங்கள என் உங்கள வந்து வாயில அள்ளி போட்டு மென்னுட்டே இருக்கணும்.
ஆமா, ஆ, கண்டிப் ஆ. <chuckles>
நீங்க கடந்து போய்ட்டீங்க அப்படின்னா, இன்னொருத்தன் வருவான்.
அ அவங்க கிட்ட அது விளையாடணும்.
அந்த அடிமை சிக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனைப் பத்தி பேசுவாங்க. இது தான் வந்து இந்த சமுதாயம். நீங்க நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த விதமான நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி பிறருடைய யோசனைய நான் கேட்க மாட்டேன். பிறருடைய அறிவுரையும் நான் காதுல வாங்கி போட்டுக்க மாட்டேன்.
ஆ, கண்டிப்பா. ம். ம், ம். ஆ.